பொதுவாவே பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பங்கள்லயும் அவங்களோட, சேமிப்புக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். அதாவது, சம்பளம் அப்படின்னா, அதுல இவ்வளவு வந்து, வீட்டு செலவுக்கு. இவ்வளவு வந்து, எதிர்கால திட்டங்களுக்கு, இவ்வளவு சேமிப்புக்குன்னு பிரிச்சு வச்சுருவாங்க. அது, அ நீங்க என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சு செயல்படுத்துவீங்க? அத செயல்படுத்துறது எல்லா மாதங்களும், அது சாத்தியமா? உங்களோட அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
ஆ, கண்டிப்பா. இப்ப இத வந்து, சரியா செயல்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கொறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, மொதல்ல அ கொஞ்சமாது வந்து, குடும்பத்துலேருந்து ஒரு அடிப்படையா வந்து, பணம் சேமிப்புங்கிறது ஏற்கனவே இருக்கணும். இப்ப நான் ஒரு வேலைக்கு போயி, மொதமொதல்ல வேலைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேங்கிற பட்சத்துல.
ம்ஹ்ம்.
நான் வந்து வேலைக்கு ஆரம்பிச்ச காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட பணத்தை வந்து, முழு சம்பளமும் வீட்டோட உபயோகத்துக்கே தேவைப்படுற மாரி, ஒரு சூழல் இருந்தது.
ஓ!
அதனால வந்து, என்னால சேமிப்புங்கிறது ஒன்னும் பெருசா பண்ண முடியல. ஆ, அதுக்கப்புறம் என்னன்னா, ஆனா என்ன பண்ணேன்னா, நான் சரி ஒரு வேலைக்கு போயி, ஒரு ஐந்து வருடம் கழித்து, வீடா வாங்கி எடுத்துக் கட்டிறலான்னு சொல்லி, எனக்கு நானே ஒரு அ, கடன் ஏன்னா கடன் சொல்லி ஆரம்பிச்சோம்னா, அதை வீட்டு மேலயோ, இல்ல பொருள் மேலயோ நம்ம வாங்கி வச்சோம்னா, அது என்னைக்கும் உபயோகமா இருக்கும்.
ம்ஹ்ம். கண்டிப்பா.
அதுனால அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுனால என்னன்னா, எனக்கு நான் அந்த செலவிடப்படுறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு முதலீடு மாதிரி நான் மாத்திவுட்டுட்டேன், அத.
ஓ!
ஏன்னா, அது எப்படின்னாலும் நான் அது செலவாகும். வீட்டுல வாடக வீட்டுல இருந்து நாங்க சொந்த வீடு போம்போது. அது ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அதுப்போக நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இருந்துக்கலாம். 2வது வந்து அ நம்ம அதுக்கு செலவழிக்கிற தொக வந்து நமக்கு ஒரு முதலீடு பண்ற மாதிரியே தான் நான் பார்த்துட்டு இருந்தனே தவிர. அதுவும் எனக்கு வந்து செலவீனமா நான் பார்க்கல! இந்த மாதிரி அ நெறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம அ பொதுவா நான் என்ன யோசிப்பன்னா, நான் அனுபவத்துக்குப்புறம் சொல்றேன். கடந்த ஒரு 2005 நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. ஒரு 10, 15 வருடங்கள் கழிச்சு தான் எனக்கே அனுபவம் வந்துச்சு. அ.
ம்ஹ்ம். ஓ! சிறப்பு. ம்ஹ்ம்.
அதுக்கு முன்னால சில செலவ மி பெரும்பாலான செலவுகள் பார்த்தீங்கன்னா, நான் உடனுக்குடனே செலவழிப்பேன்! அதாவது அ நாளைக்குங்குற ஒரு கவலங்கிறது பெருசா எனக்கு இருக்காது. எப்படினாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம். அ இந்த மாரி எண்ணங்கள்னால, எனக்கு சரியா நெறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. ஆனா அ நான் வந்து எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன். அதுலேயும் அத நெனச்சு எனக்கு பார்த்தாலும் திருப்திதான். எனக்கான வருமான நிலைல நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்தேங்கிறதயும் நான் யோசிச்சு, அந்த மாதிரி திருப்தி பட்டுக்கிடுவேன்.
அ கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான், இப்ப நானும் வந்து என்னோட கணவரும் எப்படி தீர்மானிச்சோன்னா முதல் 5 வருடங்கள் அ நமக்கான ஒரு ட்ராவல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிடணும்! அ கண்டிப்பா நம்ம வந்து நெறைய நினைவுகள வந்து சேமிச்சு வச்சுக்கணும்! அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற கடன்கள் எடுக்கிறதோ, ஒரு சேமிப்பு, ஒரு வீடு வாங்குறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள வந்து செய்யணும். அப்டின்னு நாங்க வந்து ஒரு திட்டமிட்டுட்டோம்! அந்த திட்டத்துக்கு ஏற்றாற் போல நாங்க வந்து மாறிக்கிட்டோன்னு தான் சொல்லணும்! ஏன்னா, அப்போ பண்ண செலவ இப்ப நாங்க பண்ண மு பண்ண முடியறதில்ல. பண்றதும் கெடையாது, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துக்குப்புறம் "நான் இந்த காலகட்டத்துக்கப்புறம் அப்படியே நான் மாறிட்டேன்! அ என்னோட பிரையாரிட்டீஸ் மாறிடுச்சு" அப்படின்னு சொல்ல முடியுமா?
ம்ஹ்ம். சரி. அ கண்டிப்பா! எனக்கு ஒரு அ 29 வயது இருக்கும்போது எனக்கு கல்யாணம் சரியா நானே இப்ப நானே தான் எல்லா செலவு பொருட் செலவு செய்து பண்ணேன். என் தங்கைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கடன் வாங்கி அவங்களுக்கு இப்போ நகை செஞ்சு போட்டு கல்யாண செலவு நானே தான் எடுத்து பண்ணுற மாரி இருந்தது. அப்பா இல்லங்குற காரணத்தினால. ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு, அப்ப வந்து எனக்கு ஒரு யோசன தோணல. ஏன்னா, நான் அவள படிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 2 3 வருடங்கள் கொடுத்து அவள் கொடுத்த துறைல வேலை பார்த்துட்டு கூட அவ பண்ண வச்சுருக்கலாம், கல்யாணங்கிறது. ஆனா நான் வந்து கடன் எடுத்து பண்ணதுனால எனக்கு அதுக்கடுத்து, அந்த ஒரு சுமைங்கிறது அதுக்கடுத்து ஒரு 5,6 வருடங்கள் தொடர்ந்து இருக்க தான் செஞ்சது.
ம்ஹ்ம். ஓ! சிறப்பு. ம்ஹ்ம்.
அதனால, என்னாச்சுன்னா எனக்கு நான் வந்து சில விஷயங்கள படிக்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில, அத என்னால படிக்க முடியாம போச்சு. அ அதனால, இப்ப நான் வந்து காலம் தாழ்ந்த இந்த காலம் போனதுக்கப்புறம், நான் திரும்ப அத முயற்சிய தொடங்கணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ருக்கேன். ஆனா வேற வழி இல்ல. பண்ணலாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கனால செய்றேன். ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா, அ கண்டிப்பா திட்டமிடணும். பட்ஜெட் போட்டு பண்ணா, எப்பயுமே வந்து நமக்கு ஒரு தெளிவுருக்கும். ஓ ஏன்னா, இப்ப ஒ நம்ம உதாரணத்துக்கு ரூ. 5,000 நான் சம்பாதிக்கும்போது எனக்கு செலவுகள் இருந்தது. இப்ப அ 50,000 சம்பாதிக்கும் போது செலவுகள் இருக்கும்.
ம். ம்ஹ்ம். ஓ!
இது இயல்பு. ஆனா, நம்ம இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு, கொஞ்சங்கூட ஒரு 10,000, ஒரு 5,000 கூட எடுத்து வைக்காம, நம்ம இருந்தோம்ன்னு வச்சுகங்களேன். அ அடுத்த 10 வருடங்கள்ல வந்து வாழ்க்கை மாறவே செய்யாது.
<chuckles> ரொம்ப சரியாக சொன்னீங்க. ம்ஹ்ம்.
அதனால, அ இந்த 10 இப்ப சொல்லுவாங்க, அதாவது "நீ இப்ப வெறும் 15,000த்த வச்சு என்ன சேர்க்க?" அப்படின்னு சொல்லி. பிரச்சன இல்ல. 15,000த்தில ஒரு ரூ. 1,500 சேர்த்து வைங்க, மாச மாசம். அது வந்து சேர்த்து வைக்கிறத முதலீடு பண்ணோன்னா, அடுத்த 10 வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு மாதம் வருடம் முழுக்க, சம்பளம் கூடும். அதுல 10% மா எடுத்து எடுத்து வச்சீங்கன்னா, குறைஞ்ச பச்சம்
கண்டிப்பா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ம்ஹ்ம்.
அது வந்து உங்களுக்கு ஒரு தொகையாக நிக்கும்போது என்னனா, நீங்க அத வச்சி வேற வகையில ஏதாவது உங்க வாழ்க்கைல மாற்றதுக்கு, வழிவகை செய்யும். ஆனா, கெடைக்குற மொத்தத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டே போனோம்னு வச்சிக்கோங்களேன், இன்றைய தேவைகள மட்டும் பாத்து பாத்துக்கிட்டே. அதனால வந்து, எதிர்காலம் வந்து மாறவே செய்யாது.
ம்ஹ்ம். ஓ! அதாவது நம்மளோட, சேமிப்பு அப்படிங்குறது சீராக இருக்கணும், அத தொடர்ந்து செய்யணும் அப்படிங்குறீங்க. ஏன்னா, நிறைய நேரங்கள்ல அங்க தான் சிக்கல் வரும். நம்ப சேமிக்கணும்னு எடுத்து வச்சா தான், எதிர்பாராத ஒரு செலவு வரும். அ நீங்க சொன்ன மாதிரி ஒரு திருமணமோ இல்ல, ஒரு அ மருத்துவ ரீதியான செலவுகள் அந்த மாதிரி வரும். ஆனா, இன்றைய காலகட்டத்துல அப்படி வரும்பொழுதும், அதையும் முடிச்சு, சேமிப்பு செய்யிறதுக்கான வாய்ப்புக்கள் இருக்கா? அத எப்படி திட்டமிடுறது?
அ, இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, மக்களோட மனநிலை தான் மாறிடுச்சு, நெறையா. அதாவது, எ என்ன சொல்றது, இப்போ மிந்தி வந்து அ தேவைக்கு தான் வந்து நம்ம பொருட்கள் வாங்குனோம். கடன் வாங்குறதுங்குறதே சுத்தமா கிடையாது. ஒரு 2007 முன்னாலலாம் பாத்தீங்கன்னா, அ 1 வந்து வங்கிகள்ல வந்து, தனிநபர் கடன் குடுப்பாங்க. <grunts> இல்ல, அ வாகனங்கள் சார்ந்த கடன்கள் குடுப்பாங்க. அ, வீடுகள் சார்ந்த கடன், இவ்வளோ தான் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற கைபேசிக்கும் அ ஒரு ஒரு சோப்பு வாங்கினா கூட, அதை கூட, நீங்க வந்து அ மாத தவணையில செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு இணையதளம் மூலமா சொல்லிக் கொடுக்குறாங்க.
ஆமா. <chuckles> <chuckles> ஆமா. அப்பெல்லாம் வந்து கடன் வாங்குறது ஒரு மானக் அ கேட அது வந்து எப்படி? அ கடன் போய் எப்படி வாங்குறதுங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோட தான் வங்கிகள்லயே அணுகுவாங்க இல்லையா?
அ அதனால வந்து ஆமா. அ இவங்கட்ட போய் நிக்கவா? அதுபோக நண்பர்கள்ட்ட இல்ல யார்ட்டயுமே கேட்கறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து, நீங்க இந்த வேலை பார்க்கிறீங்க. சரியா வாங்கி, வாங்கி கட்டுறீங்கன்னா, உங்களுக்கு குடுக்கறதுக்கு தயாரா இருக்குறாங்க நிறுவனங்கள். அவுங்க பணம் பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து யோசிக்கணும். அதாவது, "நமக்கு இது தேவையா?" ஆனா இது எ இப்ப நான் அனுபவப்பட்டதனால நான் சொல்றேன். இதே மாரி அனுபவம் வந்து எல்லோருக்கும் அவுங்க அவுங்களுக்கு பட்டுறனும். சில பேர் பட்டு திருந்துவாங்க. சில பேர் பட்டும் திருந்தாமயே, அதே மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒ அனுபவத்த ஒரு பாடமா எடுத்துட்டு, "சரி இது ஆயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அ ஏன்னா சில அ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செலவுகள் எவ்வளோ முக்கியமோ, அதேமாதிரி சேமிப்பும் முக்கியம்னு பார்க்கணும். நீங்க அ இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ரூ.80 சம்பளம் அப்படின்னா, நான் குறைஞ்சது ஒரு ரூ.16 20- 20%அ நான் எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கிறது தான் என்னோட சம்பளம். 64 தான் என்னோட சம்பளம்னு, நான் ஒரு முடிவுல தான் நான் தொடங்குவேன்.
ஆமா. ம்ஹ்ம்.
அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுக்கலாம். அதுல வ வராத விஷயத்த அடுத்த தடவ பாத்துக்கலாம். அ அ சொந்தக்காரங்களுக்கு செய்றது கூட சரி, சரி கம்மியா செஞ்சா செஞ்சுட்டு போவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு நம்ம சரியா இருக்கணும் அவ்வளோதான்.
இது
அ அது போக நம்ம சரி நம்ம மானத்தை காப்பாத்துனுன்னு சில பேர் செய்யும்போது, என்னென்னா பகட்டா செய்ய வேண்டாம். போதுமான அளவு செய்றதுக்கு காசு இல்லன்னா கூட, அந்நேரத்துக்கு அந்த சில சேமிப்புலருந்து காசை எடுத்து போட்டு செஞ்சுட்டு, அடுத்த மாசம் இல்ல, இந்த போனஸ்லாம் வரும் வருஷத்துக்கு ஒரு முறை.
ஆமா.
அதெல்லாம் கண்டிப்பா சேர்க்க வேண்டியதே இல்ல. முதலீடு பண்ண வேண்டியது. அதெல்லாம் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா, உங்களோட அந்த அ திட்டம் எதிர்பாராத செலவுகளெல்லாம் அது சரி பண்ணிரும்.
ஓ! ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ ஒரு சேமிப்பு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கணும்? அது ஒரே இடத்துல இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா, வங்கிகள்ல சேமிச்சு வச்சுட்ருப்பாங்க. அது அதிலேருந்து ஒரு வட்டியோ இல்ல வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸோ வராது. இப்ப சேமிப்பு எப்படி திட்டமிடணும்? எந்த மாதிரி பிரிச்சு வந்து சேமிக்கணும்?
சேமிப்ப திட்டமிடுறதுக்கு வந்து நம்ம, அ கண்டிப்பா நான் வந்து சேமிப்புங்கிறது இன்றைய காலத்துல யாருமே இல்ல. இப்ப எல்லாருமே முதலீடுங்கிற மனநிலைக்கு போய்ட்டாங்க. ஏன்னா, அப்ப வந்து மக்களுக்கு சேமிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா, சீட்டு போடுவாங்க ஊருக்குள்ள. இல்லனா பாத்தீங்கன்னா, காச சேர்த்து வச்சு அப்படியே வந்து வங்கிகள்ல போட்டு வச்சு, ஒரு 6%மோ, 7%மோ வாங்கிடுவாங்க. அப்ப பணவீக்கமும் குறைவு பாத்தீங்கன்னா.
ம்ஹ்ம். ஆமா.
அ. அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெ ம் குறிப்பா, முதலீடுங்கற பட்சத்துல வெ நிலத்து மேல முதலீடு போடும்போது, நிலத்தோட வெல குறைவு. அ, ஒரு வீடு வாங்கனும்னா கூட அதோட தொகையும் குறைவு. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு பணவீக்கம் அதிகமாயிருச்சு. அ, உங்களுக்கு வீட்டோட விலையெல்லாம் அதிகமாயிருச்சு. அதனால நீங்க ஒ எனக்கு இப்போ ஒரு நீண்ட காலத்துல ஒரு வீடு வாங்கணும் அ எனக்கு இன்னும் ஒரு 5 வருடத்தில நான் வீடு வாங்கணும்னு திட்டமிடுறேன் அப்படின்னா, இன்னைக்கே நான் அத சார்ந்து சேர்க்க ஆரம்பிச்சுருவேன். அத முதலீடா போட்டு வைப்பேன். ஒரு 5 வருடத்துக்கு, ஸ்டாக்ஸ்லயே நேரா போட்டு, நான் முதலீடு பண்ணும்போ என்னன்னா, எனக்கு 5 வருடத்தில் அந்த நான் போட்ட ஒரு அ 8 லட்சங்கற பணம் வந்து எனக்கு பன்ன ஒரு 16 லட்சம் 2 மடங்காகிருக்கலாம், இல்ல 3 மடங்கா கூட ஆயிருக்கலாம், 5 வருடத்தில தேர்ந்தெடுத்து போடும்போது.
ஓ!
அத வச்சு என்னோட தேவைய பூர்த்தி பண்ணிக்கலாம்.
அதாவது, தேவைகள வந்து, அ "இப்ப இது அவசியம் தானா?" முதல்ல அப்படி யோசிக்கனும். அத கொஞ்ச காலகட்டத்துக்கு தள்ளி போடறது சரியான அணு அணுகுமுறையா இருக்கும்னு, நீங்க உங்க அனுபவத்துலிருந்து சொல்றீங்க.
ஆமா, கண்டிப்பா. ஏன்னா, இப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் இப்ப அ தொடக்கத்துல வந்து நான் சொன்ன அந்த ஒரு 29 வயது நேரத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றதுக்கும் நான் வந்து தலையாட்டுவேன். எல்லோரோட கருத்தும் முக்கியம்னு நெனப்பேன். அப்படி நினைக்கும்போது என்னாகும்னா அ உதாரணத்துக்கு வந்து, நான் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய், நான் துபாயில இருக்கும்போது என்னோட மனைவிய கூப்பிடணுங்கிற பட்சத்துல, அ பெண் வீட்டார் சொன்னாங்க, நீங்க வந்து தான் கூப்ட்டு போகணும்னாங்க. அதாவது, நான் வந்து ஒரு 3 நாளு, அலுவலகத்தில லீவு போட்டு சம்பளம் இல்லாம, என்னோட டிக்கெட்டு போட்டு, நான் இங்க வந்து, அவங்கள திரும்ப, டிக்கெட்டு போட்டு கூட்டு போணுங்க. அதுக்கு சாதாரணமா டிக்கெட்டு போட்டு வர சொன்னா, அவுங்க மாட்டேன்ட்டாங்க. அதையும் கேட்டுதான், நான் வந்து நான் கூட்டு போனேன். அதாவது அதெல்லாம் வந்து, எந்த அளவுக்கு, ஒரு அ நிதி நிலமை தெரியா அ மேலாண்மை செய்யாதால தெரியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன்கறது. அதுபோக, அடுத்தவர்கள் சொல்ற பேச்சுக்கு, எந்தளவுக்கு மரியாதை குடுக்கதனால வர்ற பிரச்சனைதான்னு, பின்னங்காலத்துல தெரிஞ்சுகிட்டேன்.
ஓ! <chuckles> ம்ஹ்ம்.
இது இது எதனால சொல்றேன் அப்படின்னா, அ நம்ம வந்து இப்ப ஒரு திட்டமிடுறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கூட சில நேரம் சொல்லுவாங்க, நீ ஏன் இந்த அளவுக்கு கடினமா இருக்குறீங்க? ஏன் இந்த செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நமக்கு அந்த 1 அ சொல்றவங்க வந்து, நமக்கு அதே அளவுக்கு வந்து, அவுங்க நமக்கு உதவி பண பணவு பண ரீதியா உதவி பண்ணணும். இப்ப கணவன், மனைவிங்கிறவுங்க பார்த்தீங்கன்னா, அ பெண்களுக்கும் சம பங்கு இருக்குல்ல? ஒரு கணவன் சம்பாதிச்ச சொத்துல வந்து, பெண்கள் உரிமை கொண்டாடும்போது, கடன்லேயும் சு ப ப் பங்கு எடுக்கணும். ஆனா அ அது, நிதர்சனத்துல அது உண்மை கிடையாது. அதனால அ அதேமாரி வருமானம் குறைவுனா, வருமானங்குறைவுக்கேத்த மாரி, அவங்க வாழ பழகிக்கணும். அதுக்கேத்த மாரி, இவங்க திட்டமிட்டாதான், இப்ப கஷ்டப்பட்டாலும் சரி, அடுத்த ஒரு மூணு வருஷத்துலயாவது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்.
கண்டிப்பா. இப்போ ஒரு அ சம்பளம் அப்படீன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கலாம். அதுல எந்தெந்த பர்சன்டேஜ் இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, ஒரு 20% ஆவது சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும், அப்படீன்னு. இப்போ சிலருக்கு வந்து அத தவிர நெறைய ஆசைகள் இருக்கும். இப்போ, ஒரு நெறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்ல, அலுவலகத்துல குடுத்துட்டாங்கன்னா, அத எடுக்கறதுக்கான தேவைகள் இருக்காது. இப்ப என்ன மாதிரி பிரிச்சு, அத மத்த செலவுகளுக்கு நம்ப பயன்படுத்தணும்? அதுக்கான பர்சன்டேஜ்னு எதையாவது நீங்க வந்து கடைபிடிப்பீங்களா?
ஆமா. அதுல இப்ப, நெறைய அப்போ அ வீட்டோட நிதி நிர்வாக நி நி நி நி நியமிக்குறத தொடர்ந்து நெறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல 1 எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த 50, 30, 20ங்குற ஒரு விதி. அதுல என்னென்னா, நம்பளோட செலவு பாத்தீங்கன்னா, அ ஒரு 50% வந்து நம்மளோட செலவுக்கு, மொத்த செலவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். மொத்த செலவுன்னா, நம்மளோட வீட்டோட அ அ வா ஒ வ் வீடு சொந்த வீடா இருந்தா பிரச்சனை இல்ல, வாடகை வீடுனா வாடகை, இல்லாட்டினா அதற்கான மாத தவணை. நம்ப இ.எம்.ஐலாம் வச்சுருக்கோம் அப்படீன்னா. எல்லா இ.எம்.ஐயும் அ ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வந்துடணும். கடன்கள் எல்லாமே.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
ஒரு 30% வந்து, நம்மளோட செலவுகள். செலவுங்கள்ங்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாதாந்திர செலவு. காய்கறிகள், பழங்கள், இது சார்ந்து குரோசரி இது எல்லாம் சேர்த்து, ஆ பள்ளி படிப்பு இதுக்கான மொத்த செலவுகள், எல்லா செலவுமே அதுக்குள்ள வந்துரனும். இதர, அதாவது எதிர்பாராத செலவுகள் எல்லாமே சேர்த்து. மீதி இருக்கிற 20% உங்களோட சேமிப்பா இருக்கணும், கண்டிப்பா. இந்த மாரி நான் பிரிச்சுருவேன், எனக்கு ரூ.1,00,000 வாங்குனா, ரூ.20,000 ங்கிறது கண்டிப்பா அதுல போயிரணும். குறைஞ்சபட்சம். இதுல எந்த மாறுபாடும் இருக்க முடியாது. ஏன்னா அ இப்ப நானே சில டைம் யோசிச்சு பார்ப்பேன். இது, நான் இன்னைக்கு ரூ.1,00,000 வாங்குறேன்னா, நான் 10 வருடத்துக்கு முன்னால 50,000 தான் வாங்கியிருப்பேன். அப்பயும் என்னால குடும்பம் நடத்த முடியுது, இப்ப ஏன் நடத்த முடியாது?
ஓ!
சோ இது என்னென்னா, மக்களோட எண்ணம் தான். அதாவது நெறைய பேரு சொல்லுவாங்கல்ல, "பணம் அதிகமாக அதிகமாக செலவு அதிகமாக்கிட்டே போறாங்க", அப்படின்னு. அவங்களால, பெருசா சேமிக்க முடியாது. நீங்க பணம் அதிகமாக அதிகமாக முதலீடு அதிகமா பண்ணணும். அப்படி பண்றவங்க தான் வந்து, உண்மையிலேயே வெ செல்வந்தர்கள் ஆவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிய அதிகமா பகட்டு காட்டிக்க மாட்டாங்க. ஆனா வரும்போது பார்த்தீங்கன்னா, கார் பெரிய கார்ல வந்து இறங்குவாங்க.
ம்ஹ்ம். <chuckles> இது ரொம்ப உண்மை தான்.
அதுதான் உண்மையான செல்வம்ங்கிறது.
ம்ஹ்ம். அ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, அதாவது எனக்கு கூட இந்த அனுபவம் இருந்திருக்கு. நெறய தொழிலதிபர்கள சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கு. அப்ப அவங்க பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாங்க! அ நம்மளே அவங்களோட அ ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்ப தான் அதிகமான ஒரு விலை <chuckles> அ கைப்பேசி வச்சிருப்போம், உடை அணிந்திருப்போம். ஆனா அவங்க வந்து எளிய மனிதர்கள்ல ஒருத்தரா இருப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த தொழில், அந்த அனுபவமா இருக்கட்டும். அவங்க அ சம்பாரிச்ச <chuckles> காசா இருக்கட்டும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். அ
அஹ. அ. பாருங்களேன், இவரு முகநூல் பக்கத்தோட, அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க அவ்ளோ வருமானம். உலகத்துல உள்ள 10 பெர் பெரிய பணக்காரர்கள்ல அவரும் ஒருவரு. ஆனா வெளிய வரும்போது, பார்த்தீங்கன்னா. ஒரு சாதாரண டீஷர்ட்ட தான் போட்டு வருவாரு.
ஆமா.
ஏன்னா, அவங்களுக்கு வந்து, அவங்க அந்த போடுற உடையினால அவங்கள பெரியவங்கன்னு காட்டிக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா அவங்க செய்யற செயல்கள் தான் அவங்கள காட்டுது. அந்த மாதிரி தான் வந்து, நம்மளும் வந்து நம்ம இன்னொருத்தங்களும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மனிதனோட இயல்பு எப்படி இருக்குனா, இன்னொருத்தன் எதுக்க இருக்கறவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நம்மள பத்தி என்ன ஒரு அபிப்ராயம் வச்சிருக்கிறாங்ககறத காட்டியே, நம்ம நெறைய வாழ்ந்து, வாழ்ந்து அவங்களுக்கா அடுத்தவங்களுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுருக்
ரொம்ப சரியா சொன்னீங்க, ஆனா உங்களுடைய புரிதல் எல்லாருக்கும் வருமாங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா அது உங்க அனுபவத்துல இருந்து வந்திருக்கு. அ நெறய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமா சேமிப்பின் அவசியம். அதுல வந்து, அதிலேருந்து மாறி போயிடக்கூடாது, அது எப்பயுமே சீரா இருக்கணும். குடும்பத்திலயே அழுத்தம் ஏற்பட்டா கூட அந்த சேமிப்ப தொடர்ந்து செய்யணும். அதுக்கான அவசியம் ஏன் அப்படின்றது. அ ரொம்ப அழகா, எளிய நடைமுறைல, நீங்க எப்படி பின்பற்றீங்கங்கறத வச்சு சொன்னீங்க. உங்களோடு பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி! உங்கள் நேரத்திற்கு நன்றி.
ம், அனுபவங்கள் தான். மிக்க மகிழ்ச்சி. நன்றி!